கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நீங்க அந்த ச ரெசிபி சொன்னீங்க இல்லையா? தீபாவளின்னா பலகாரம் செய்றது, அந்த அதிரசமா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும். <inhales> இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்க அம்மாகிட்ட இருந்தா? இல்ல உங்க குடும்பத்துல பாட்டி, <inhales> அந்த மாரி பாரம்பரியமாவே நீங்க வந்து அந்த உணவுகள் தான் வந்து தயார் பண்ணுவீங்களா?
கண்டிப்பா. எங்க பாட்டி வந்து அதிரசம் அவங்கள மாரி யாருமே சுட்டு நான் பாத்ததே கிடையாது. என்னோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அவ்ளோ பெருசா இருக்கும். அந்த மாதிரி அதிரசம் நான் ஹோட்டல்ல கூட இதுவரைக்கும் பாக்கல இந்த இனிப்பகங்கள்ல கூட. பெருசா இருக்கும். மெல்லிதா இருக்கும். அந்த வட்டம் கூட அவ்ளோ சரியா இருக்கும். கையிலயே தான் தட்டுவாங்க. இப்டி ஒரு எலையையோ ஏதோ ஷீட்டோ வச்சுக்கிட்டு. அப்டி தட்டி இப்டி, இப்டி பண்ணி போடுற அந்த அழகா இருக்கட்டும், அத எடுக்கற அழகா இருக்கட்டும். அதே மாரி அந்த அதிரசத்த அ நசுக்குறதுக்குன்னே அப்பல்லாம் ஒரு இருக்கும். ஒரு அந்த அ எண்ணெய் புழியிறது. ஆ இப்பல்லாம். தட்டல வச்சு பண்றேன் நாலாம். ஆனா, அவங்கலாம் அழகா அதுக்குள்ள வச்சு, வச்சு இப்டி பிழிவாங்க, அந்த எண்ணெய் திரும்பி வழிஞ்சு வரும். அத திருப்பி பயன்படுத்துக்குவாங்க. அது பாக்கவே ரொம்ப அழகா இருக்கும். அ என்னோட உயிரம். நான் சின்னதல இருக்கும்போது என் உயிரத்துக்கு ட்ரம்கள நிறச்சு வச்சிருப்பாங்க. அதிரசமும், முறுக்கும்லாம். ஆ அவுங்கள பாத்து தான் எனக்கு அந்த பக்குவம் வந்து முதல் முறை செய்யும்போதே சிறப்பா வந்துச்சு. எங்க அம்மாக்கு கூட, "கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். எனக்குெல்லாம் ஆரம்பத்தல கல்லு மாரி வந்துச்சு. நீ எப்டி முதல் தடவையே பண்ணிட்ட?" அப்படின்னாங்க. ஆ.
ம். ம். ஆனா நான் ஒரு இது வாயல அம். சரி, சரி. ஓ! ஓ. கண்டிப்பா. சரிங்க. அதுக்கான அந்த சொல்லுவோம்ல்ல. அது எப்படி நெறைய பேருக்கு அதிரசம்கிறது இன்னும் சவாலா தான் இருக்கு. நான்ல்லாம் முயற்சி கூட பண்ணி பாத்தது கிடையாது. ஆமா, ஆமா.
அப்படியா, அந்த அளவு நம்ப சரியா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 1க்கு 3/4 பங்கு, 1 பங்கு அரிசிக்கு, 3/4 பங்கு வெல்லம் அப்படிங்கிற மாரி. அந்த வெல்லம் தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அ அப்ப கடையில போயி இத அந்த பாகு வெல்லமா கேட்டு, அந்த அதிரசத்துக்கு சரியா வருமா? அதே மாரி அந்த தக்காளி பதம் இருக்கணும் அந்த அ அந்த இது எடுப்போம் இல்லையா? வெல்ல பாகு. அத எடுத்து ஆமா கம்பி பதம்லாம் தாண்டி, அது தண்ணீல போடும்போது இப்டி உருட்டி எடுத்தோனா அது தக்காளி மாரி இருக்கணும். கொழகழன்னு இருக்கணும். அதே சமயம் உருட்னாலும் உருண்டையா வரணும். அதெல்லாம் பாட்டி செய்யும்போது நான் பக்கத்திலேயே இருந்து பாத்துருக்கேன். அதனால எனக்கு அது புரிதல் ஏற்பட்டிருந்தது.
சரிங்க. சரி. ம்ஹ்ம். இந்த கம்பி பதன்னு சொல்லுவாங்க இல்ல இது உருட்டு வரணும். சரி, சரி. பாத்ததுனால கண்டிப்பா. ம்.